மொதல வந்து காலைல ஏந்திரி, 5 மணிக்கு ஏந்திச்சி உட்காரு. அதையே வந்து நீ ஒரு வாரம் பண்ணு.
ஒரு வாரம் எழுந்திரிக்க முடியுதான்னு பாரு, எழுந்திரிச்சுதுன்னா ஓகே பர்ஸ்ட் டெஸ்ட்ல இவ. ம்.
ஆனா மைண்ட் சொல்லும், டக்குனு நம்ம வெளிய போலானுன்னு. "போகாத. <chuckles> ஏன்னா, உன்னப் பத்தி எனக்கு தெரியும். புரியுதா. அதனால, நீ ஒரு வாரம் நீ ஏந்திச்சி உட்காரு. அதுக்கப்புறம் ஏந்திச்சி, வெளியே போய் பாரு. இதான் பகல். இதான் சூரியன் வந்துருக்குது. இதான் பாரு. இதுவே வந்து ஒரு 10 நாள், 15 நாள் பழக்கமா வச்சுண்டுரு."
ம் <chuckles> ம். ம். ஓகே.
அதுக்கப்புறம், நீ உடற்பயிற்சி மையத்துக்கு போயிட்டு, போயிட்டு, இது தான் உடற்பயிற்சி மையம்ன்னு பாத்துட்டு வந்துரு. <chuckles> தப்பி தவறி உள்ள போயிட்டு நீ வந்து பழைய மாரியே ஆயிடாத. என்ன நீ அங்கே போனா, எப்படி பொலம்புவன்னு தெரியும் எனக்கு. டக்குனு எதனா பண்ணி, அப்போ கிரில்ல இருந்து வேற எதுனா போயிடுவ. அதுனால அது மாரி போவாத.
<chuckles> ம். ம்ஹ்ம். ஆமா. அவரு, "இப்ப வந்து கிரில் வேணுங்க. நீங்க வந்து இந்த மாரி வான்கோழி இந்த மாதிரி மு முயற்சி பண்ணுங்க. பிரியாணி மாதிரி ட்ரை பண்ணுங்க," அப்டின்னா, அதில வந்து எக்ஸஸான உங்களுக்கு ஃபைபர் கன்டென்ட் இருக்குன்னாருன்னா ஓகே, ஏ நம்ம தெ தெருவில எங்க பிரியாணி கடை?
அவ்வளோதான், ஆமா. பொசுக்குனா அவரு வேற எதுனா சொல்லிட்டு, நம்ம அதுக்கு எதுனா போயிட்டு, <chuckles> மான் கறி சாப்பிட்டா கூட நல்லாயிருக்குன்னு சொன்னா, நம்ம வந்து ஜெயிலுக்கு போ முடியாது. அது மாரி, அதுனால, இந்த மாரி, சின்
<laughs> <chuckles> இல்ல எனக்கு இன்னும் என்னன்னா, நீங்க அந்த உடற்பயிற்சின்ட்டு எடுத்தீங்க இல்லையா? இப்போ வந்து ஒரு இலக்குன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த வெயிட்லருந்து இந்த வெயிட் குறையணும் அதுதான் என்னுடைய இலக்குன்னா, அதுக்காக நம்ம வேலை செய்யலாம். ஆனா, இந்த மாதிரி ஒரு இலக்கே செட் பண்ணாம டெய்லி சீக்கிரமா எழுந்திரிக்கணும், எத்தனை நாள் வரைக்கும் எழுந்திரிக்கணும்னு அது தெரியாது. அப்டின்னும்போது அந்த பழக்கமே, நம்ம ப பயன்படுத்த மாட்டோம்ல அந்த வழக்கமே நமக்கு வந்து அந்த ரொட்டீனால.
ஆமாங்க. கண்டிப்பாங்க. பயன்படுத்த மாட்டேல்ல, அதுக்கு பழக்கமாகிடுல்லங்க. இப்போ ஏந்திரிக்கிறது வந்து பழக்கமானா, உங்களுக்கு அடுத்த வேலை செய்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப வந்து எந்திச்சி பழக்கமானா, உங்களுக்கு ப்ரஷ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எப்டியும் எந்திச்சா நம்ம இதை பண்ண போறோம், நம்ம ப்ரஷ் பண்ணாம கண்டிப்பா சாப்பிட மாட்டோம். அப்ப கண்டிப்பா சாப்பிடும்போது கை கழுவனுன்ற ஒரு பழக்கம் இருக்கும். <chuckles> அது மாரி கை கழுவினா, எப்டி சாப்பிட்டாகணுமா? அப்டின்னு நம்ம ர சொல்ல முடியாதுல்ல. அது மாரி நெறைய விஷயம் இந்த புத்தகத்தில இருந்ததுச்சி. அதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சிது. ஏதோ ஒரு பழக்கம் வந்து, ஏதோ ஒரு பழக்கங்களோடு தொடர்பு இருக்கு. நம்ம வந்து ஏந்திரிக்கிறோம்னா, நம்ம வந்து காலைக் கடன கழிக்கணும்ன்ற மாரி.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம். ம். நீங்க அ. ஓ! இந்த புத்தகத்தினுடைய பேர் என்ன சொன்னீங்க?